ஆ சரிங்க, சரிங்க. அத தவிர்த்து
ம். நீங்க உங்களுக்கு எதுவும் அனுபவ அனுபவம் எதுவும் இருக்கா, நீங்க எதுவும் பார்த்த மாதிரி?
ஆ எனக்கும் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் வந்து, எனக்கு ரொம்ப புடிக்கும். நீங்க சொன்ன பவர் ரேஞ்சர்ஸ் அத வந்து அதில நான் அப்பலாம் ஸ்டிக்கர்ஸ்லாம் நெறைய வரும்ல. அதெல்லாம் வாங்கி பரோவில ஓட்டுறதோ, வீட்டு கதவுல ஓட்டுறதோ, அந்த மாரி பண்ணிட்டு அந்த நம்மளோட கார்ட் எடுத்துட்டு அந்த பாட்ட பாடிகிட்டே சுத்திட்டு இருப்போம். நாங்க எல்லாருமே சேந்துட்டு. அந்த மாரி உடைகள் அனிவோமானு கேட்டா அந்த மாரி அனிஞ்சதில்ல அவுங்கள மாரி. ஆனா, அதில ஒரு சந்தோஷம்ல. அந்த ஒரு பாட்ட ஒரு மனப்பாடம் பண்றதே ஒரு பெரிய சாதனயா நாங்க அத வந்து ஒரு ம் 5 கதைகள் அந்த மாரி நெறைய 1 பவர் ரேஞ்சர்ஸ்லயே இந்த 1 பெயருல 1 ப கதை. இன்னொரு பேர்ல இன்னொரு கதைன்ற மாரி நெறைய ஒரு 5, 6 அ கதைகள் வந்துட்டுருக்கும். அதில உனக்கு யாரப் புடிக்கும்? எனக்கு யாரப் புடிக்கும்? அப்டின்ற மாரி அதில ஒரு ஆமா, ஆமா. <chuckles> அந்த மாரி அந்த மாரி எனக்கு சில இது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம் அதில இந்த 1 கதையை மட்டும் நான் தொடராம மறக்காம எப்போமே பார்க்கிறது உண்டு. அந்த மாரி இருந்த காலம். அப்புறம் அத தடை செய்ஞ்சாங்க. அப்போ உங்களுக்கு எப்டி இருந்சிச்சு அந்த பவர் ரேஞ்சர்ஸ?
<chuckles> ஆமாங்க. <chuckles> ம். ஆம்மா, <chuckles> ஆமாமா. ஆமா. ம். <chuckles> அடிச்சுக்குவோம் வேற இதில. ம். ஆமாங்க. ரொம்ப விரக்தியாிச்சு. ஏன்னா, வந்து அத பார்த்துட்டு எல்லாம் வந்து இந்த ஒரு மேலேருந்து குதிக்கிறது இந்த மாரிலாம் பண்ணி அத வந்து தடையே செஞ்சுட்டாங்க. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம அத பைத்தியம் மாரி உட்காந்து பார்த்துட்ருப்போம். எப்படா போடுவாங்க? எப்படா அ நின்னோன அது ரொம்பவே கஷ்டமா போச்சு. அந்த வந்து <chuckles> அதான் என்ன சொல்றது வேற வழி இல்லயே? அப்டின்ட்டு
ம்ஹம். ஆமா, ஆமா. ஆம். ஆமா. ஆமாமா. இருந்த ஒரு இதயும் தூக்கிட்டாங்களே அப்டின்ற மாரிதான் இருந்துச்சு அந்த நேரத்திலலாம். அப்புறம் இந்த Pogo சேனல்னு ஒண்ணு இருக்கும். அதில விளையாட்டு கேம்லாம் நெறைய ஒரு வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா?
ஆமா. <chuckles> ஆ. ஆமாங்க. ஆ அந்த பலூன் மாரி குடுகுடுன்னு ஓடுங்க. அப்புறம் சுடுங்க. அப்புறம் தாண்டுங்க. அதெல்லாம் ஆர்வமா இருக்கும் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கே. <chuckles> அது வந்து வில்லன் வித் நம்மள நம்ம இங்கேலாம் நம்ம விளையாண்டுருக்க மாட்டோம் அந்த மாரி. அந்த வெளிநாட்ல உள்ளவங்க அதுதான் போடுவாங்க. அதுவும் அதுவும் இதுங்க நெறைய இதுங்க வந்து வலிக்குட்டு, வலிக்குட்டு விழுங்க. அப் <chuckles> அது மேல அந்த அதுக்கான ஒரு உடை போடுங்க. அப்புறம் பன்னு கடிச்சு திங்கிற மாரி கையெல்லாம், அ அதுக்கு மேல ஒன்ன போட்டுட்டு பன்னு அப்டியே வாயிலேயே கடிச்சு அத இழுத்துட்டு, ஒரு அந்த இது மாரி போடுவோம் என்ன சொல்றது ஒரு கேம் மாதிரி வே நல்லா போவாங்க.
ஆமா, ம். <chuckles> ஆமாம். ஆமாமா. ஆமா. ம். ஆமா. <laughs> ஆமாம். ஆமா, ஆமாமாமா. நெறைய கேம்ஸ் அதில இருக்க மாரி இருக்கு. ம்.
ஆ நமக்கும் அதில ஆர்வமா இருக்கும். நம்மளும் இதில கலந்துக்க கூடாதா <chuckles> எப்டி கலந்துக்கிறது? அப்டின்ன மாரி 1த்தர் 2 பேரா இருந்தா கூட பரவால்ல. அதலாம் நெறைய பேரு. அது நல்லாருக்கும். <laughs>
<laughs> ஆமாமா. கணக்கே இல்லாம அப்டியே அவங்க, கழட்டி விடுவாங்க. அதுங்க எல்லாருமே கிடு கிடு கிடு கிடுகிடுன்னு ஓடுற மாரி அதெல்லாம் ஜாலியா இருந்த நாட்கள் அதெல்லாம்.
அதான். நானும் அதில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா, எப்படி போறது <chuckles> ஆமாங்க. ஆனா, அது எல்லாமே வயசானவங்க ஒரு அம்மா அப்பா அந்த மாரி ஒரு இதுலயும் இருக்குங்க. நடுத்தரவங்க இதுங்க இருக்குங்க. எல்லாமே கலந்து தான் பண்ணுவாங்க இதில.
<laughs> நம்ம தள்ளி விட்டு ஓடிருவாங்க போல இருக்கு, அந்த மாரி ஓடுவாங்க எங்காவுது. ம். ஆமா. ம். ஆம். ம்.

ஆமாங்க. அப்ப ஒரு வந்த புதுசு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து, நல்ல ஒரு சூப்பரா போகும். ஏ நம்மளும் அந்த மாரி முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு, அதே மாரி ட்ரௌசர் எல்லாம் போட்டுக்கிட்டு அ அது சொல்லும் பாருங்க.
அ. ம். ஆமா. ஒரு பேக்க தூக்கிட்டு போலாமா? அப்படின்னு. ம்.
ஆமா. அது வேற பாட்டு பாடும் அதைக்கூட சேர்ந்து பாடுவோம். அதுக்கப்புறமேட்டு "இங்க தான் எங்க இருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க". "இந்தா அங்க இருக்கு." இத நம்ம பைத்தியம் மாரி அப்ப வந்து பேசிகிட்டு உட்காந்துருப்போம். எங்கம்மாலாம் திட்டுவாங்க "பைத்தியம் மாயிட்டயா நீனு" அப்படின்ட்டு.
ஆமா, ஆமா. <chuckles> ஆமா, ஆமா. ஆமாமா. ஆமா. ஆமா. அப்ப வந்து ஸ்கூல்ல யாராவது பசங்கெல்லாம் ஏதாச்சி எடுத்தா நாங்கெல்லாம் பாடுவோம். "குள்ளநரி திருடக்கூடாது, குள்ளநரி திருடவே கூடாது". "அடிப்பாவி நாங்க சாப்புட தானே எடுத்தோம்." அப்ப எல்லாருமே அத, அத பார்த்த காலம் உண்டுன்றனால, அது ஒரே சிரிப்பா தான் போகும். கிளாஸ்லயுமே <tsk> அதாவது சும்மா நாம் ஷார்ப்னர்யோ, பென்சிலயோ நமளுக்கு எடுத்து எடுப்பாங்கல்ல. அப்போ நம்பளுக்குன்னு கெடச்ச ஒரு பாட்டு மாரியே இருக்கும். அது நம்ம அத பாடும்போது, அது அது ஒரு அ நினைவு தானே அது நமக்கு வ ம் கண்டிப்பா.
<chuckles> ஆமாங்க. ஆ. ம். ஆமாங்க. <chuckles> ம். பழைய நினைவு ஆமாங்க. அந்த சுட்டி டிவிலாம் அப்பதான் வந்த புதுசு நமக்கு, இந்த 2000 மேல. ம்.
ஆமாமா. அப்போ நெறைய போட்டாங்க. அந்த சுட்டி டிவி புதுசுன்றனால நெறைய, ஒரு ஆ இந்த இன்னொன்னுல்லாம் ஒரு பையன் இருக்குமே சுஜியா? அது ஒண்ணு மேல தொடப்பு கட்டையில பறக்குமே. ஆமாமா. எனக்கு அத பார்க்கும்போதே சிரிப்பா தான் வரும். அப்படிங்கிற மாரி தான் சொல்லலாம். அதாவது தொடப்பக்கட்டையில பறக்கும். நானும் போய் பறக்க போறேன் அப்படின்ற மாரியெல்லாம் நான் வெச்சு பார்த்த காலல்லாம் உண்டு. அ எங்க அம்மா"ஏய்! லூசு அது தொடப்பத்த கீழ போட்டு போ, அங்குட்டு" அப்படீன்ற மாரி சொல்லுவாங்க.
ஆமா. சூப்பர் சுஜி. சூப்பர் சுஜி அது நல்லாயிருக்குங்க, எனக்கும் பிடிக்குமா. <chuckles> ஆ, அது நல்லாயிருக்கும். ஆமாங்க. இப்ப நீங்க சொன்னோனே அந்த நினைவுலாம் எனக்கு அப்படியே கண்ல போயிட்டே இருக்கு. இதுமேல நடக்கும் அப்படின்னு, "குளோரியாவின் வீடெல்லாம்" பார்ப்பேங்க. நீங்க பார்ப்பீங்களா? நல்லாயிருக்கும்.
ம். ம். ஆமா, ஆமா, ஆமா. பார்த்து பார்ப்பேன் பார்ப்பேங்க. <chuckles>
ம். அது இந்த 2 வீட்டு, ஆஹ வர மாட்டேங்குதுங்க.
அதெல்லாம் இப்போ வராதுல்ல இந்த மாரி.